நிச்சயமா.
5, 10 நிமிஷத்துல இதெல்லாம் முடியாது. என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்னன்னு கண்ணை மூடி நம்மளால உட்காரவே முடியாது.
கண்டிப்பா.
அது நம்ம தொடர்ந்து செய்ய செய்ய தான் அந்த காலை வந்து எவ்ளோ அழகா மாறும் அப்டின்னா, அதுக்கு வார்த்தைகளே இல்ல. அதை செஞ்சோன்ன நம்ம உடம்புக்கு எவ்வளோ நல்லது. நீங்க சொல்ற மாதிரி சாயங்காலமும் சுறுசுறுப்பா இருக்கும்னா, அந்த "பிராணாயாமம்லாம்" செய்யும்போதெல்லாம் அவ்ளோ உடம்புக்கு நல்லது.
அப்படி தான் செஞ்சு பழகணும். அது வந்து நல்லதும் கூட. அப்படி செஞ்சுட்டோம்னா உடலுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
ம், ஆமா. ஆமா. அது நம்ம பழக, பழக தான் வரும். அது முதல்ல ஆரம்பிக்கிறதே கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஆரம்பிச்சுட்டோம்னா முடிச்சிடுவோம்.
கண்டிப்பா கண்டிப்பா.
ஏன்னா அ நீங்க சொல்ற மாதிரி, இந்த அதிகாலை கோவிலுக்கு போற வழக்கம் இருக்குல்ல, இப்போ தமிழர்களோட கலாச்சாரம் பார்த்தீங்கன்னா, காலையில எழுந்த உடனே, ஒரு பக்கத்தில ஒரு சின்ன பிள்ளையார் கோயில் இருக்கும். தெருவுக்கு ஒண்ணு இருக்கும். பிள்ளையார் இருப்பாரு. அவங்களைப் போய் ஒரு ஒரு தோப்புக்கரணம் போடுறதே, நமக்கு காலையில எவ்வளவு நல்லதுன்னு சொல்லிக்குடுத்திருக்கிறாங்க. ஆனா, நம்ம இப்ப அதையும் செய்றோமானா கொஞ்சம் சந்தேகம் தான்.
அது யாருமே செய்ய முன்வர்றது இல்ல, அத விரும்புறது இல்லன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஒரு வேண்டாத ஒரு விஷயம் மாரி ஆயிடுச்சு இன்னைக்கு மக்கள் மத்தியில. ஆமா.
அ. பெரிய எக்ஸர்சைஸ்லாம் செய்யத் தேவையில்ல, காலையில அதை மாத்றம் செஞ்சாலே போதும், அப்படிங்கிற மாரிலாம் நிறைய ஆராய்ச்சிகள்லாம் கூட இருக்குல்ல, இதை செஞ்சா எவ்வளோ நல்லது உடம்புக்கு அப்படிங்கிற மாதிரி.

சரிங்க. கண்டிப்பா, கண்டிப்பா.
இல்லையா, அ சுறுசுறுப்பா இன் இன்னைக்கு காலையில சூரிய உதயம் பார்த்து அ இப்ப நம்ம எல்லா நாளும் பார்க்க முடியல, சரி விடுங்க. நம்ம என்னைக்காவது வார இறுதி நாட்கள்லயாவது நாம போய் ஒரு கடற்கரைக்கு நான் பார்த்த ஞாபகம் உண்டு, எங்க அப்பா என்னை கன்னியாகுமரிக்கு கூட்டிட்டு போனாங்க.
சரி.
அங்க சூரிய உதயத்த பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஆசையா இருந்தது. அவ்ளோ பேர் குழுமி இருந்தாங்க, அந்த உதயத்த பார்க்கிறதுக்காக மாத்திரோம் அவ்வளோ பேர் போயிருக்காங்க.
நிச்சயமா, நிச்சயமா. ஆமா, ஆமா. சரிங்க.
அந்த அலை சத்தத்தோட, அந்த மெ மெல்லிதா அப்படி மேல வரும்போது, எல்லாரும் அ நான் பாத்துட்டேன், உதயம் பாரு, சூரிய உ கடல்ல இருந்து எழுது வந்திருக்க மாரி இருக்கு, சூரியன் பாக்குறதுக்கு.
ஆ. அது ஒரு ரம்மியமான ஒரு அழகான காட்சிதான் அது, பார்ப்பதற்கு ரொம்ப அ ரசிக்கிற மாரி இருக்கும்.
எனக்கு அப்போதான் இந்த அ ஆ. இன்னைக்கும் அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, பறவை சத்தத்தோட, அங்க இருக்க அலை சத்தத்தோட அவ்ளோ மனிஷங்க அதுக்காக வெ ம ப காத்திருந்து பார்க்கும்போது தான், "ஓ! இது சூரிய உதயம் வந்து இவ்வளோ பெருசா இங்க பார்க்கப்படுதா!" அப்படின்கிற மாதிரி.
சரிங்க, நீங்க நல்ல
அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த மணல்ல நடந்து போறதும் ஒரு இதுதான், மணல்ல கடற்கரை அது ஒட்டி நடந்து போறது, அந்த பாறைக்கு நடந்து போறது, ஒரு சிலர்லாம் ஈவினிங்கில போய்ட்டு அந்த விவேகானந்தர் பாறையில நின்னு அந்த மெடிடேஷன் மாரி ஒரு ஏரியா இருக்கும்ல, அதில போய் பண்ணணும் அப்படிங்கிற மாரிலாம் நிறைய பேர் வெயிட் பணணிலாம் பார்த்தாங்க, நான் அங்க இருந்து இருக்கும்போது தெரிஞ்சுது எனக்கு. அப்போ மாலையும் அங்க அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன்.
இப்போ பார்த்தீங்கனா, அதிகாலை இப்போ பார்த்தீங்கனா அதிகாலை நேரத்தில தான் வந்து, நம்ம வந்து அ சாஸ்திரத அ சம்பிரதாயங்கள் படி நம்ம அ வந்து, அதை என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கனா, சு அது, பிரம்ம முகூர்த்தம் அப்டின்னு நம்ம சொல்றோம். பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே, நமக்கு வந்து அ ஒசோன்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த தூய்மையான காற்று, அதே மாரி ஆக்ஸிஜன் இதெல்லாம் நமக்கு கிடைக்குது. இதை வந்து இன்றைய கால இளைய தலைமுறைகள் வந்து இதை அனுபவிக்காமையே இருக்கிறாங்க. இதுனால வந்து சின்ன வயசிலே அவங்களுக்கு வந்து, பல்வேறு நோய்கள் வந்து தொற்றிக் கொள்கிறது. அதிகாலை 4:00 மணிக்கு, 5:00 மணிக்கு எழுந்து, போய் ஒரு நடைப்பயிற்சி செய்யலாம் அல்லது ஏதாவது வேற உடற்பயிற்சி செய்யலாம்.
ஆமா. சுத்தமான காற்று கிடைக்கும். ஆ. ஆமா, அத நீங்க சொல்ற மாதிரி, நம்ம வழக்கம் வந்து இந்த மார்கழி மாதம் வந்து, ரொம்பவே வந்து குளுரான மாதம். அங்க அப்ப அப்போ வந்து நீங்க சொல்ற மாரி அந்த சுத்தமான காற்று கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்.